கிட்டத்தட்ட நீங்களும் ஒரு சித்த வைத்தியராவே மாறிட்டீங்க!. <chuckles>
ஆமா. இந்த மாரி போக, போக கத்துக்கிறோம்ல, ஒன்னொன்னா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நிறைய பாட்டி பண்ணது என்னன்னா, கழுத்து சுளுக்கிக்கிச்சு அப்படின்னா வந்து குழந்தைக்கி, உரம் எடுக்கிறதுன்னு சொல்லி ஒண்ணு பண்ணுவாங்க. ஆனா, அது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஒரு வேஷ்டில போட்டுட்டு ஒரு ஒரு சிலரால தான் அத எடுக்க முடியும்பாங்க. அது மாரி சுளுக்குலாம் வந்து ஊருல நல்லா எடுப்பாங்க. எண்ணெய அப்படியே தடவிட்டு, நீவி விடுவாங்க. அழகா எடுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த வேலைக்குலாம் நான் போவே மாட்டேன். <chuckles>
ஆமா. ம்ஹ்ம். ம். ஆ, ஆஹான். அப்பிடிங்களா? ஓ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். <chuckles> இல்ல, இல்ல நீங்க அதுல ரிஸ்க் எடுக்கிறது நல்லது இல்லன்னு தான் நான் ந நினைக்கிறேன். ஏன்னா, அந்த காலத்து ஆளுங்க நிறைய பேருக்கு அத செய்வாங்க. இப்போ 2 மருத்துவமும் கலந்திருக்கு. இப்போ, என்னதான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாலும் ஒரு பெரிய விபத்து, இல்ல ஒரு அ கடினமான சூழ்நிலை வரப்போ, நமக்கு வந்து அம், இந்த மருந்து அந்த அளவுக்கு உதவுமா?
ஆ. ம், ம். ஆ. ஆஹான். இது வந்து இந்த, நீங்க சொன்ன மாரி இந்த, கை வைத்தியம் வந்து அ ம் இந்த ம் இலையெல்லாம் குடுக்கறது சரிதான். ஆனா, வந்து இந்த சுளுக்கெடுக்கிறது நீங்க சொன்ன மாரி கொஞ்சம் எனக்குமே பயமா தான் இருக்கும். நான் போமாட்டேன்னு சொல்லிடுவேன். அப்புறம் இன்னொன்னு கூட சொன்னாங்க. ஒரு உ உலக்கைய எடுத்துட்டு, மூட்டு வந்து நகர்ந்துருக்குன்னா, உலக்கைய காலுக்கடியில வைச்சு சுழ தரையில சுழட்டிக்கிட்டே இருக்கணும். அது மேல நம்ம மூட்ட வைச்சுக்கணும். அதாவது, கால நீட்டி பாட்டி மாரி.
ம்ஹ்ம். <chuckles> அ. ஓஹோ! நீங்க சொல்லும்போதே எனக்கு பய எனக்கு பயமா இருக்குங்க. ரொம்பவும் வலிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா?
ம். ஆமாங்க. ரொம்ப கஷ்டந்தான்.